உண்மைதாங்க. அதுக்கப்பறமா போக, போக ஒரு கட்டத்துல வந்து இந்த பாட்டு வந்துச்சு. ம். ஆனந்தயாழை மீட்டுகிறாய் இருக்குல?
ம்ஹ்ம். ம். ஆமாங்க. அருமையான பாட்டுங்க, அது. ம்.
ரொம்ப அந்த எனக்கு அந்த வீடியோ காணொலியும் ரொம்ப புடிச்சுது. அந்த வரிகளும் நா. முத்துகுமாரோடது பயங்கரமா இருந்ததுங்க. அது வந்து, ஒரு அப்பா வந்து இப்டி எழுத முடியுமா, ஒரு பாசத்தோட அப்டின்னு சொல்லிட்டு, அந்நேரம் பார்த்து நான் வந்து ஒரு ஆ ஒரு 9வது, 8வது படிப்பேங்க.
செரிங்க. ம். அருமைங்க. ஓஹோ! ஓஹோ! இப்போ உங்களுக்கு அந்த 9வது, 8வது படிக்கும்போதே, அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் புரிய ஆரம்பிச்சுருச்சுங்களா?
புரிய்ல, புரிய்ல. அப்போ அ சொல்றேன் கேளுங்க. அப்ப என்ன ஆச்சு! அப்பதான் வந்து, எங்க அ பெற்றோர்கள் வந்து என்ன விடுதியில விட்றாங்க. அப்பதான், இந்த பாட்டும் வந்து வெளியிடப்படுது.
ஓஹோ! சேரிங்க. சேரிங்க.
எங்க வீட்ல பெற்றோர்கள் அழுகுறாங்க, அந்த பாட்ட கேட்டு தேம்பி, தேம்பி. அப்போ எனக்கு புரில. அதுக்கப்பறமா, ஆ ஆனா பாட்டு கேக்க இனிமையா இருந்துச்சு. அந்த பொண்ணு பண்ற வந்து விஷயங்கள்லாம் என்ன மாரியே இருந்துச்சு. அதாவது அ தேர்ச்சி எழுதும்போது இப்டி கோவமா இருக்கறது, படிக்க சொல்லும்போது கோவமா இருக்கறது. அப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுவா. நானும் அதே மாரி தாங்க. அதனால தான் என்ன விடுதியிலே விட்டாங்க. அத விட பெருசு என்னன்னா?
ஓ. ம். சேரிங்க. ஆஹா சேரிங்க. ஆமா, ம். <laughs> ம். ஓஹோ! ஓ, அடடா! அஹ நீங்க வந்து ரொம்ப குறும்பு பண்றீங்க! அதனால விடுதியில விட்டாங்களா? ரொம்ப கஷ்டங்க.
<laughs> அதுனால தாங்க என்ன விடுதிலயே விட்டாங்க. குறும்பு பண்றா! படிக்க மாட்டேங்கிறா! அப்டின்ட்டு. அப்ப இந்த பாட்டு வந்து அ அப்போ புரிய்ல நமக்கு. அப்புறம் ஒரு 12வது பு படிச்சு முடிச்ச உடனேன்னா, அ இந்த இந்த பாட்டு வரிகள்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது.
ம்ஹ்ம். அடடா! சேரிங்க. ம்ஹ்ம். ஓஹோ! பரவால்லிங்க.
அப்ப தான், நம்ப வந்து தமிழ் புக்கெல்லாம் படிப்போங்க இல்லையா? நல்ல அ நுணுக்கமான வார்த்தைகள் எல்லாம் இருக்கும். புரிய வைக்கிற மாரி இருக்கும். அப்பதான், அந்த வயசுல தான் நமக்கு வந்து புரிதலே வரும். அப்டி தான் வந்து. அம் புரியுது. அ அதாவது அந்த பாடல் வரிகள் புரியாது. ஆனா, இதே வந்து பள்ளிகள்ல நான் உக்காந்து நண்பர்கள் கூட் தோழிகளோட பெஞ்சு கீழ உட்கார்ந்து படிங்கன்னு சொன்னா உக்காந்து நம்மலாம் வந்து பாட்டு லிரிக்ஸ் புக்ஸ் வச்சு பாட்டு ஆ. <laughs>
ஆமாங்க. ம். ஆமாங் ஆமாங்க. கண்டிப்பாங்க. ம். ஆமாங்க. ம். ம் ஆ சரியா சொன்னீங்க எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது அ நமக்கு வந்து செலவு பண்றக்கே பிடிக்காது அப்படினாலுமே, அந்த புத்தகத்த மட்டும் போய் வாங்கிட்டு வரதுக்கு அவ்ளோ ஆர்வமா இருக்கும். வாங்கிட்டு வந்து அந்த வார்த்தைகள மனப்பாடம் பண்ணி <chuckles> ஆமாங்க
அது ஒரு ரூ. 10வோ, ரூ. 5வோ அத சேத்து வச்சோனே அதேதாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்? அந்த பாட்டு வரிகள் புரியுதோ, இல்லயோ உக்காந்து எங்க தோழிகள்லாம் ஒரு சுத்தி உக்காந்து இன்னைக்கு இந்த பாட்டு நம்ம மனப்பாடம் பண்றோம்டி. தமிழ் பாடல்கள் கூட நான் மனப்பாடம் பண்ண மாட்டேன். அத வந்து நல்லா மனப்பாடம் பண்ணுவேன். அப்டி இருந்த நானு ஒரு புரிதெல்லாம் வந்ததுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறமா வந்து, எனக்கு அந்த வடி வரிகள் வந்து ரொம்ப மனச பாதிச்சுச்சு.
ம். செரிங்க. <laughs> ஆமா. ம்ஹ்ம். அருமைங்க. ம்.